ஓ! நல்ல ஒரு ஆ. நல்ல ஒரு கருத்துங்க.
அப்படி. <laughs> அதுல அந்த அ சொல்லுங்க.
ஆனாங்க. அப்போதான் கண்ண மூடிட்டு உட்காரும்போதுதான், நமக்கு 1000 சிந்தனை மண்டக்குள்ள ஓடும். "ஐயோ! நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ? ஆ இப்படி பண்ணியிருக்கலாமோ?" அப்படிங்கிற அந்த ஒரு சாந்த நிலையை கொண்டுட்டு வர்றதே, நம்ப நமக்கும் நம்ப மனசுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய யுத்தமே நடக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ அணு ஆயுத போர் நடக்கிற மாதிரியே இருக்கும்.
ஷ் ச நகைச்சுவையா சொன்னீங்க. அதாவது, அது என்னன்னு நான் சொல்றது, உடனே வந்து தியானம்னா, அப்படியே தியானத்துக்குள்ளே போகணும், அப்படிங்கிறது இல்ல.
அது கொஞ்சம் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம் தான்.
அ இல்ல. முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணனும்னா, அந்த 2 நிமிடங்கள் அமைதியா இருந்து, கண்ண மூடிட்டு பிளாங்க் ஆயிறணும்.
ஆ சரி.
ஆ ப்ளா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே வந்து யோசிச்சு, "அதுக்கு இப்போவே தீர்வு கண்டுபிடிக்கணும். நான் இப்படி செஞ்சா தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும்." நம்மளா ஒரு இலக்க வைக்காம, காலத்தின் போக்கை போக்கில் அதை விட வேண்டும். கொஞ்சம் விட்டுடலாம், விட்டு பிடிக்கலாம். ம்.
ஆ. கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ஆ கரெக்ட்டா சொன்னீங்க. கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கு கொண்ட்டு வரீங்க.
ஆமாங்க. அந்த பக்குவம் நம்மோட இப்போ நம்ம மனசு வந்து அந்த பக்குவம் அடைஞ்சிட்டு, ஒரு 2 நிமிடங்கள்ல, சரி. அப்படிங்கிற ஒரு நிலை வந்துட்டிங்க. ஆ அந்த சரி அப்படிங்கிற நெலைமை வந்த உடனே, முதல்ல போய்ட்டு வந்து ஒரு நல்ல சூடா ஒரு கிளாஸ் காஃபி குடிங்க.
அப் வாவ்! எனக்கு ரொம்ப பிடிச்சது.
"பேஷ், பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு." என்ன‍ங்க. ஆ.
"ரொம்ப நல்லாயிருக்கு." அப்படின்ட்டு. ஆமாமா. எனக்கு எனக்கு காலையில முழிச்ச உடனேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கோ, இல்லையோ? அந்த காஃபி குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாளே ஒரு இனிதா தொடங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில ஆரம்பிப்பேங்க.
சொல்லுங்க. அ. ஆமாங்க. செம்மையா சொன்னீங்க. அந்த ஒரு நாளு வந்து தொடங்கும்போது நீங்க காஃபி குடிப்பேன், அப்படின்னு சொல்றீங்க. அதே காஃபி உங்க மனசு வந்து தூங்கி போகும்போது நீங்க கொடுத்தீங்கன்னா, அந்த மனசுக்கும் ஒரு நல்ல நாளா இருக்கும்ல அந்த நேரம்.
ஆமா. அது உற்சாகமா ஆமா அந்த ஒரு உற்சாகத்தில, அது எந்திரிச்சு "வா! வா! நம்ப வேலை பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இல்லையா?
பார்த்தீங்களா, <chuckles> அப்போ அந்த மாதிரி ஒரு நீங்க அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நெறையா பேரு மனசு அமைதிப்படுத்துறேன், மனசு அமைதிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு, காஃபியை காஃபியா குடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் கூடாது.

ஆமா, அதுவும் உடலுக்கு ரொம்ப கேடுங்க. இப்ப நமக்கு அ, இப்ப மனசு அமைதிப்படுத்துக்காக, சில பேர்லாம், அந்த யோகா மையங்களுக்குல்லாம் போறாங்க இல்லையா? அத பத்தின கருத்து உங்களுக்கு என்னவா இருக்கு?
ஆமா, ஒரு குவாட் அ சொல்லுங்க. ஆமாங்க. நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல! உடலுக்கு நல்லது, மனதுக்கும் நல்லது எல்லாமே ஒத்துக்கறேன். ஆனா வந்து, நம்ம மனசு நம்முடைய, ப கட்டுப்பாட்டுல தான் இருக்குது அப்டிங்கறத மு நம்ம உணர்ந்துட்டோன்னா, அப்புறம் யாரையும் தேடி போக வேண்டாம், "எனக்கு அமைதி வேணுமே, நான் எங்க போயி பயிலனும் அத" அப்டிங்கறத யோசிக்கவே வேண்டாம் நீங்க செய்யற காரியமா?
ஆ. ரொம்ப அருமையா ஆ, நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க! "மனசு நம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல" அப்டிங்கற பட்சத்துல, வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் கட்டுப்பட முடியுமா? அதாச்சும் "வீட்டுக்கு அடங்காத புள்ள ஊருக்கு அடங்குமா?" அப்டின்னு, சொல்லியே கேக் அரும்மையா சொன்னீங்க நீங்க!
ஆ, 1 ஆ ஆ. அதேதாங்க. நன்றிங்க. அதாவது என்ன ஆயிருதுன்னா, நம்ம வந்து வெளில போயி இதெல்லாம் தேடறத விட, கொஞ்ச நேரம் வந்து நம்ம இப்ப, வீட்லயே வேன்ணா வந்து காலைல எழுந்ட்டோம் உங்க ஒரு நாள நீங்க வந்து தொடங்குறீங்க! அந்த நாள தொடங்கும்போதே வந்து இப்ப நான் சொன்ன 2 நிமிடங்கள் சொன்னது வந்து, திடீர்னு ஒரு குழப்ப நிலை வரும்போது.
ஆமா. ம் ஆமா, இப்ப நமக்கு நமக்கு இப்ப ஒரு வேலைப்பளு அதிகமா இருக்கும். அப்ப இந்த மன தடுமாற்றமும் அதிகமா இருக்கும். அப்டிங்கும்போது, நீங்க எந்த மாதிரி தந்திரத்த கையாளுவீங்க?
ஆ, ஆனா நீங்க ம். சொல்லுங்க. ஆமா. ஆமாங்க. வேலை பளு அதிகமா இருக்கும், மன அழுத்தமும் அதிகமா இருக்கும், அந்த மாரி நேரத்துல வந்து, எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நான் அழகா சொன்ன மாதிரி ஒரு காஃபிய குடிப்பேன். அ, அடுத்தது நம்ம எல்லாரும் மறக்குற ஒரு விஷயம், இறைவனிடம் நம்ம விஷ் நம்மளுடைய கவலைகள், துன்பங்கள், வேதனைகள், வலிகள் எல்லாத்தையும் அப்டியே குடுத்துட்டோம்னா! "சரி, யாரோ வாங்கிட்டுக்கரா வாங்கிக்கிட்டாங்க!" அப்டிங்கற ஒரு நிம்மதி நம்ம மனசுல, அ, மொதல்ல கெடைச்சிருங்க.